அப்ப வந்து எல்லா ஆசிரியரும் வந்து பரீட்சை தாளை எழுதி ஸ்கேன் பண்ணி தான் அனுப்பணும் உங்களுக்கு பதிலெல்லாம்.
ஆ, ஞாபகம் இருக்கு. என் பையனும் அந்த கட்டத்துல இருந்தாரு. சொல்லுங்க.
ஆ. ஆமா. அப்போ அவன் படிக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்லுவேன், புத்தகத்த என்கிட்ட குடுத்துட்டு நீ எழுத ஆரம்பி அப்பிடின்னு சொல்லுவனா! அதுக்கு அவன் சொன்னா, "நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. புத்தகத்த பக்கத்திலேயே வச்சிருந்தாலும் நான் அத தொறந்து பார்க்க மாட்டேன்." <giggles> அ ஆ அப்பதான் வந்து அவன் சொன்னான். அந்தமாரி நான் செய்ய மாட்டேன். நீ எனக்கு சொல்லியிருக்கள் ல, எனக்கு புரியுது அதோட அர்த்தம் என்னன்னு? அதனால நான் செய்ய மாட்டேன்ன. அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல வேள ஒரு நல்ல விஷயத்த சொல்லிக் குடுத்துருக்கோம். <giggles>
<chuckles> ஆ. சிறப்புங்க, சிறப்புங்க. நல்ல பையங்க. ஆ. அதாவது நல்ல அறிவுரை, நல்ல வளக்குறீங்க குழந்தைய. உண்மையிலேயே அருமைங்க. அதா சொல்லுங்க, சொல்லுங்க கேக் அதேமாரி வேற எதா அனுபவங்கள் ஏதாவது இருக்கா?
ஆ. அதேமா ம். ஆ.